ஓ! சரிங்க.
நான் அந்த பயணத்த மேற்கொள்ளும்பொழுது, முதல்ல போகும்பொழுது எனக்கு வந்து பெருசா எதுவும் தெரியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த அங்க வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மாத காலம் தங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது.
ஓ! சரி. ஓ! பெரிய லாங்கான ட்ராவலா இருக்கும். இப்ப குழந்தையெல்லாம் குழந்தை இருக்கும்போதேவா! குழந்தையெல்லாம் விட்டுட்டு, நீங்க மட்டும் தனியா ஓ! சரிங்க, சரிங்க.
ஆமா. ஆமா. குழந்தை இருக்கும்போது தான், குழந்தை வளர்ந்துட்டாங்க. அதனால என் கணவர் பார்த்துக்கிட்டாரு.
ஓ! சரிங்க.
நான் வந்து அ "போதும் எப்பா! இந்த வாழ்க்கையில ஒரு பிரேக்கு நான் போய் ரிலாக்ஸ் பண்ட்டு வர்றேன், அங்க போயிட்டு", அப்பிடின்ற மாரிலாம் நான் சொல்லிட்டு போனேங்க எங்க வீட்டுக்கார்கிட்ட. விளையாட்டா, சீரிஸா இல்ல.
ஓ! சரிங்க. ஆ புரியுது, புரியுதுங்க.